செரி, செரிங்க.
அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து இங்க ரொம்ப பொழுது போக மாட்டேங்குது யாருமே இல்லாம. அ தமிழ் பேசுறதுக்கு ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அ அப்புறம். அப்புறம் வந்து எந்த நேரம் அப்போ நீ ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லி கேட்டு வச்சுக்குவேன் நான். இந்த நேரம் காலேஜ் இருக்கும், இந்த நேரம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லி சொல்லிடுவான் நேரத்தை. அப்போ என் நேரத்தையும் நான் வந்து என்னோட இதிலேயும் அவன் போட்டுக்க சொன்னான் என்னோட கைபேசி ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அவன் அவன் ஊர் மணியை வச்சுக்க சொன்னான், அப்போதான் பேச சௌகரியமா இருக்கும்னு. அப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அந்த Skypeபா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, இருக்கவே இருக்கு WhatsApp காலு. <laughs> அ அதையும் விட்டா Zoom இருக்கு. Google Meet இருக்கு. 1000 வசதிகள் இருக்கு. இப்போ டீம்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. நாம்ம WhatsApp தான் இருக்குறதுலேயே சுலபமானது, அதுல தான் பேசுவேன். அதுவும் வீடியோ கால்லாம் போமாட்டேன். 3/4 ஆடியோ கால் தான். இப்படி தான்
ஆஹா. செரி, செரி. ம். ஓஹோ! செரி, செரிங்க. செரி, செரி. ஆஹா. புரிது. ஆமாமா. ஆமாங்க. <chuckles> ஆமாம். ஆமாங்க. ஆமா, ஆமா. கண்டிப் ம். ஆஹா. செரி. ஆமா, ஆமாங்க. ஆமா வீடியோ கால் போனாலும் அது ரொம்பவும் அந்த கிளாரிட்டி எல்லாம் இருக்காது. அத பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலாம்னுட்டு நானும் பெரும்பாலும் ஆடியோ கால் தான் பேசுவேன். அதுவும் தான் நல்லா இருக்கும்.
ம். ஆ. ஆமா. எப்பயுமே அப்புறம் அவன் பார்ட் டைம் அங்கே வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டானா, அதனால அவன் எப்போ கூப்பிடுறான்னு அவனே பாத்து தான் கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே கேட்பான், நீ வெளியில இருக்கியா? வீட்டுல இருக்கியா? கேட்பான் நான் வீட்டில இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் பேச ஆரம்பிப்பான் ஆனா பேசுனா பாருங்க, உண்மையிலே அவன் இந்த ஊர்ல இருக்கையில கூட இப்படி பேசினது இல்லை என்கூட. ஆமா. அ ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். நானே வந்து என்ன பண்ணுவேன், வீட்ல இருந்தேனா கதவெல்லாம் சாத்திட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாம உட்கார்ந்துக்குவேன். யாரு கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கறது ஃபோன? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போதாங்க முக்கியமான விஷயமே என்னென்னா அவன் அங்கே போயிட்டு சாப்பாடு கிடைக்குது அங்கே வேலை பா ஒரு வீட்டுல தங்கியிருக்கிறான், போயிட்டு படிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் போயிட்டிருக்கு பார்ட் டைம் வேலையெல்லாம். இப்போ என்னன்னா அ காலு காலேஜ் அந்த கல்லூரியில படிக்கிற இடத்துல இவனைப் பார்த்து ஒரு பொண்ணு கேட்டிருக்கா, நீ எந்த ஊருப்பா? அப்படின்னு. நீ இந்த ஊரா? அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு பெர கேட்டிருக்கா. அவனும் ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க இல்லை உன் முகஜாடையை பார்த்தா தெரியுது. உண்மைதான், உண்மைதான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா எங்க சமூகத்தினர் வந்து அங்க இருந்திருக்காங்க. இப்போ பேசுவாங்க. திருநெல்வேலி பாஷை எல்லாம் பேசுவாங்கல்ல. அந்த வட்டார நடை வந்து இவன் இவன் கிட்ட தெரிஞ்சிருக்கு. <chuckles> இவன் ஏதோ ஒரு இந்த ஊரு தான் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா அவன பிடிச்சிட்டா. பிடிச்சிட்டு நம்மளுக்கெல்லாம் இங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு தெரியுமான்னு கேட்டுருக்கா.
ஓஹோ! அ. <chuckles> அப்படிங்களா? உண்மதான். ம்ஹ்ம். அ. <laughs> சரி, சரி. அஹ. செரிங்க செரிங்க. ம். ஓ! அ. செரி, செரி. <laughs> அ, ஆனா அது உண்மை கிடையாது. ஓ! உண்மையாவே கற் அஹ். ஓ, புரியுது, புரியுது. ஆமா, ஆமா, ஆமா. அ. அ. அ. செரி, செரி. அ. ஓஹோ! ஓ பாருங்களேன். அ.